அ, அதாவது என்னோட துணியெல்லாம் நான் தினந்தோறும் துவைக்கிறனால, அது சண்டே தான் செய்யணுங்கிறது கெடையாது. இந்த மாரி மத்த விஷயங்கள்லாம் ஆனா, இந்த ஹால்ல இந்த லிவிங் ரூம் சொல்ற அந்த எடத்த வந்து ஒழுங்குபடுத்துறது அது சண்டே செஞ்சே ஆகணும். ஆ ஏன்னா, வந்து எல்லாரும் எல்லா பொருட்களையும் எடுத்து இந்த டைனிங் டேபிள்ளையா இருக்கட்டும், நம்மளோட மத்த அந்த இடங்கள்லையா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவாங்க. தினந்தோறும் நம்ம ஒதுங்க வச்சாலும் சண்டே வந்து ஒரு டீப் லீட்னு சொல்ற மாரி முழுமையா எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் இறக்கி கீழ வச்சுருவேன். அவுங்கவுங்க பொருட்கள அவுங்கவுங்க எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா, அது காணாம போயிடும் அப்டிங்கிற மாரி ஒரு அந்த விஷயம் வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம உணவு <chuckles> ஆமா, உணவு சொல்
சரி. ஓ. ம். அது சரி. நான் வேற மாரி, மாறி மாறிருவேன். அப்படி வெரட்டற தோணியில பேசிடுவீங்க போல ம்.
<laughs> இல்ல மேஜை வந்து நாங்க உணவு சாப்பிட பயன்படுத்துறதில்ல. ஆனாலும் அது இருக்குங்கிற காரணத்தினால அதில் எல்லா திங்க்ஸும் இருக்கும். அப்போ
ம். அதுல தூக்கி எல்லாம் நெறப்பி வச்சிடுவாங்க, என்னா நெறைய ப்ரீயா இருக்கேனு சொல்லிட்டு. ம்.
ஆமா அது பாக்க அவுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் இது காலியா இருக்கு? அப்படின்னு. <chuckles> வார நாட்கள்ல நானும் வந்து வேலை செய்றனால காலையில வந்து சமைப்போம் அதுல நம்ம வந்து வெப்போம்.
பரவால்ல உங்களுக்கு வந்து அத எடுத்து மாத்தி வெக்கணும் அப்டின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருதுல்லயா. நெறைய வீட்ல நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடிய எண்ணம் வரமாட்டேங்குதுன்னு நான் நெனைக்கிறேன்.
ஒ, எனக்கு அந்த பிரச்சனையே இருக்கு, அதனால தான் எனக்கு வந்து, அந்த சீரா இருக்கணும்ன்றதுனால அது திரும்பவும், திரும்பவும் செஞ்சிருவே ஆமா அது ஆரம்பத்தில எங்க குடும்ப வாழ்க்கையில சண்டையே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வரும். அது பிற்காலத்தில நான் புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் இப்ப மாத்திருக்கேன் என்ன.
ஆ, அந் அந்த அந்த கேட்டகிரியா நீங்க? சரி, சரி ம். ம்ஹ்ம். அப்பறம் நீங்க மாத்திக்கிட்டு உங்க கணவரோட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி, அதெல்லாம் பண்ணீங்கல்ல ஆரம்பத்தில உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்பட்டுதா?
ஆமா, ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவரு வந்து எனக்கு அது புரிய வச்சாரு. நான் வந்து ஒரு பேச்சலர்ஸ் ரூம்ல இப்டி வாழ்ந்துருக்கேன். எனக்கு திடீர்னு வந்து இவ்ளோ சீரா ஒரு மியூசியம் மாதிரி வீடு இருக்க முடியாது
ம், ம். ம். அதனால, நெறைய ஸ்ட்ரெஸ் ஆயி, ஒரு கட்டத்தில சரி நம்ம இதுக்கு ஏன் நம்ம இப்படிலாம் பண்ணணும், அப்படின்ற மாரி நிலைமைலாம் வந்துச்சா? பார்த்தீங்களா?
கண்டிப்பா, அந்த மாதிரி நெறையா மன அழுத்தம்லாம் வந்து ஓ, அப்ப வந்து நம்ம இதெல்லாம் தளர்த்துனா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் மாறின
ம். ம்ஹ்ம். கரெக்ட், கரெக்ட் ம் ம். நல்ல விஷயம். நல்ல விஷயத்த நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப <tsk> இந்த சண்டே வந்து நீங்க வேறு எதும் பொ பொழுதுபோக்குக்கு நீங்க வீட்ல திரைப்படம் பார்க்கிறதா சொன்னீங்க, ஏதாவது சினிமாவுக்கு போறது, உ எ எவரி டே வீக் மழை இல்லாம ஒரு குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு 1 முறை அப்படியெல்லாம் ஏதாவது திட்டம் போடுவீங்களா? போயிருக்கீங்களா?

ஆ கண்டிப்பா நெறைய நேரங்கள்ல என்னன்னா, காலையில எதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது காலையிலேயே நடந்துட்டம்போது, "அந்த நாள் முழுக்க அ நம்ப அன்றாட வேலைகள செஞ்சாலும், இன்னைக்கு எதோ ஒரு அழுத்தமா இருந்தது."அப்படீங்கிற மாரி இருக்கும். அ எனக்கு நெறைய நேரங்கள்ல நடக்கிறது என்னன்னா, "எதாவது நம்ப விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருப்போம். அது சண்டே வர மாதிரி போட்டிருப்போம். ஒண்ணு அது வராது, அ இல்ல வந்தா தாமதமா வரும்." அப்படீங்கிறமாதிரி விஷயங்கள்
ம். ம். <chuckles> "எதிர்பார்த்த பொருள் வந்து சேரல." அப்படீங்கிறப்ப, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ஒரு ஒரு இ புரியுது அந்த அந்த ஸ் தருணம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அந்த நீங்க மொபைல பார்த்துட்டே இருப்பீங்க. என்ன டெலிவரி குடுத்துட்டான். அவுட் ஃபார் டெலிவரின்னு குடுத்துருக்காங்க. இன்னும் வரலயே! ம்.
ஆமா. <laughs> ஆமா. எனக்கு பல நேரங்கள்ல "அவுட் ஃபார் டெலிவரி" கூட பரவால்ல. டெலிவர்டுன்னு இருக்கும். ஆனா வந்துருக்கும். இன்னி
ம். டெலிவர்டுன்னு வந்துருமா! அது இன்னமும் கொஞ்சம் மன உளைச்சலாயிரும். என்னன்னா, அந்த டெலிவரி பெர்சன் வந்து, அவரு வந்துட்டதா கணக்கு காட்டுறதுக்காக அவரு அந்த பர்ட்டிகுலர் ஏரியால முடிச்சுட்டேன்னு கணக்கு காட்டுறதுக்காக, உ உண்மையிலே அவரு வந்து ஏமாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம கூட இருக்கலாம். அவுங்களுக்கு அ அவுங்களோட கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு கா காரணத்துக்காக டெலிவர்டுன்னு போட்டுர்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு பொருள் வந்து சேரலேயேன்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுருக்கும். ஓ! அது வீ வீட்டுக்குள்ள சண்டை வேற வந்துரும்.
ஆம். கண்டிப்பா. அவுங்களுக்கு ஆமா. நா கண்டிப்பா. அப்ப வீட்ல இருக்கவங்கள கேட்போம், "நீங்க தான் வாங்கி எங்கேயாவது வச்சீங்களா?" வெளியே போய் பார்க்குறது. <laughs> ஆமா. ஏன்னா நம்பக்கு ம அவுங்க மறந்து எங்கேயோ கை தவறி வச்சுட்டாங்களோ! அப்படி இல்லன்னா வாசல்ல வச்சம்போது, அது எங்கேயோ காணாம போயிடுச்சோன்னு, அத நாள் முழுக்க ஒரு தேடுதல் வேலை இருக்கும். நம்ப சில நேரம் அழச்சா, அவுங்க எடுக்கவும் மாட்டாங்க. சரி அது வாகனம் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதனால நம்ப அதையும் ரொம்ப தொந்தரவு செய்ய முடியாது. ஆனா நம்ப மனசு ஃபுல்லா வேற ஒரு விஷயத்துலேயே இருக்கும்போது, வீட்டு வேலைகளும் செய்யும்போது, அது ரொம்ப ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும்.
சரி. ம். கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அழகா சொன்னீங்க. அ இவ்வளோ நேரம் நெறைய இந்தமாரி சண்டேயில, "கிளீன் ரெஜிம் அப்படீங்கிறமாரி, அதாவது வீட்ட தூய்மைப்படுத்துவதுல தொடங்கி, அன்னைக்கு நாள எப்படி நீங்க வீட்ல கழிப்பீங்க? உணவு எப்படி தயாரிப்பீங்க? அதாவது உங்க குழந்தை உட்பட, உங்க கணவர் எல்லாருக்குமே வேலைகளை எப்படி பிரித்து குடுத்து இந்த வேலைகள செய்ய வைப்பீங்க." அப்படீங்கிற விஷயங்கள ரொம்ப அழகாகவே பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசியது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.